இப்ப இந்த நிறங்களும் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி பெயிண்ட்லாம் அனுப்ப அடிப்பாங்கல்ல, வண்ணம் பூசுறது அதுவுமே வந்து பார்த்து தானே பண்ணுவாங்க, ஏன்னா இப்போலாம் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஒரு சுவத்தில வந்து டார்க்கா போடுறாங்க. மத்த 2 சவுத்தில வந்து இப்டியே லைட் கலர் அப்போதாங்க வந்து அந்த அறை வந்து பிரைட்டா தெரியுமாமா.
ம். ஆமாங்க. ஆங் அப்றம் அது எங்க வீட்டுக்கு ஒரு ஆள் பெயிண்ட் அடிக்க வந்திருந்தாரு. அந்த பையன்கிட்ட கேட்டேன், இது என்னங்க கான்செப்ட்டு? ஒரு பக்கம் மஞ்சள ஃபுல்லா நல்லா அடிக்கிற மஞ்சள அடிச்சி விட்டுர்ற, அந்த பக்கம் பார்த்தா வெள்ளை கலர் அடிச்சி விட்டுருக்கறப்பா, என்னப்பா இது கான்செப்ட் னு கேட்டதுக்கு, அக்கா நீங்க கோவமா இருக்கும்போது வெள்ள கலர பார்த்துக்கோங்கங்க்கா. நீங்க கோவமே இல்லாம சாந்தமா இருக்கும்போது மஞ்ச கலர பார்த்துக்கோங்க்கா. அதுக்கு தான்க்கா நாங்க இந்த மாதிரி அடிக்கிறோம் அப்படின்னான்.
ஆ. ஆ. <laughs> <laughs> இப்டியே சொன்னாங்களா?
ஆ. ஆமாங்க நீங்க வேல முடிஞ்சு
ஏங்க வண்ணம்லாம் நீங்க தான் தேர் தேர்ந்தெடுக்கணும். சம்மந்தமே இல்லாம அவர் தேர்ந்தெடுத்துட்டு இப்டி, உண்மையிலுமே அந்த நெறங்கள பார்த்தா அப்டி ம மனநிலை மாறுமா என்ன?
வ பெரும்பாலும் அடிக்கிற கலர் பார்த்தா நமக்கு கோவம் அதிகமா தாங்க வரும். சாந்தமாகாது அவன் மாத்தி சொல்றான் அப்டி.
<laughs> அதான். ஏன்டா இருக்கிற பிரச்சனைல இந்த சுவரு வேற இந்த கலர்ல இருக்குன்ட்டு.
அந்த பையன் மாத்தி சொல்றான். ஆமா. <laughs> அந்த மாதிரி அவன் சொன்னாங்க. அதான் அவன் வெளாட்டுக்கு சொன்னாலும், அதுதாங்க உண்ம நிஜமாலுமே. செவுறு கூட நம்ம செவத்தோட கலர் கூட நம்மளோட மனநிலையை வந்து ந நிர்ணயிக்கும் இல்லைங்களா? ஒரு சில பேர்லாம் பாருங்க, ம நல்லா அடிக்கிற பச்சையும் அடிக்கிற ஆரஞ்சும் போட்டு அடிச்சுட்டுருப்பாங்க வீட்டுக்கு. அந்த வீட்டு அக்காட்ட நம்மளால பேசவே முடியாதுங்க. வள்ளு வள்ளுன்னு கத்துவாங்க.
ம். ஆமாங்க. ஆ வெளியில்தான் ஒ! இப்டி வேற இருக்கா? <chuckles> ஆனா அந்த கிராமப்புறங்கள்லாம் இப்டிதாங்க. இந்த ஐஸ் கிரீம் கலர் மாதிரிலாம் ஒண்ணு அடிக்கும் வெளிலேருந்து பார்த்தாலே.
ஆமா. <laughs> சில பேர்லாம் பாருங்க ம். ஆமா. ஆனா அவங்களலாம் பேசவே முடியாது. சாந்தமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா போதும். ஏன் நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற? அப்டின்னுவாங்க. <laughs>
ம். <laughs> ஆமா ஆமா. இந்த மாதிரி நெறைய பே ம். அது மாதிரி இந்த நிறங்கள் வந்து இந்த சிக்னல்லலாம் வந்து போடுவாங்க பாருங்க.
நம்ம ஏன் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு? ம்.

அ.
அப்பறம் நான் யோசிச்சேன், என்னடா பச்சை கலர் சேலை கட்ட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, நான் கட்டிட்டு போகல. அன்னைக்கு பார்த்தா எல்லாரும் அந்த சேல, நான் மட்டும் தாங்க வேற கலரு.
<laughs> வித்தியாசமா நீங்க பண்ணத சொல்ல நீங்க அவங்க சொன்னதை பண்ணலன்னோனே, அவங்க என்ன எப்படி உங்கள நடத்துனாங்க? திட்டலையா?
நான் மட்டும் தான் வேற கலரு. ஆமா. அவங்க என்னங்க நம்ம என்ன நடத்துறது? நான் தாங்க அவங்கள ஓட்டிகிட்டு கெடந்தேன்.
<chuckles> <laughs> அ.
<laughs> அந்த மாரி இந்த ஸ்கூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலு காலேஜ்லாம் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ன வரைக்குங்க, இன்னைக்கு இப்ப நான் போன வாரம் கூட என்னுடைய தோழி வீட்டுக்கு நான் போயிட்டு வந்திருந்தேன். என்னோட ப்ளவுஸ் தைக்க குடுத்துருந்தேன். அப்போ அவங்க சொல்லிட்டுருக்காங்க அந்த ட் அந்த டெய்லர் கிட்ட, "அக்கா! இத நாளைக்கு கண்டிப்பா குடுத்துருங்கக்கா. நாளைக்கு நீல கலர் கட்டிட்டு போகணும், இல்லைன்னா எல்லாம் திட்டுவாங்க அக்கா, மறந்துடாதீங்க." அப்படீன்றாங்க. அப்பறம் நான் கேட்குறேன் அவுங்கள்ட்ட, என்ன நீல கலர்ன்னதுக்கு, "அதான் உனக்கு தெரியாதா? டெய்லியும் 1 1 நாள் 1 1 கலர் கட் கலர் கட்டுறோம்ல்ல, அதான் நாளைக்கு புதன்கிழமை நீல கலர் கட்டிட்டு போணும்ல்ல." அப்படீன்றாங்க. "அட இன்னுமா நீங்க அத விடல?" அப்படீன்றேன் நானு. ஆமா. எனக்கு பெரும்பாலுங்க முன்னல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிக்கிற கலர் பிடிக்காதுங்க. ஆ ரொம்ப லைட்டான கலர் தான் புடிக்கும். பெரும்பாலும் கலர்லாம் நான் அதிகமா பார்க்க மாட்டேன். ஏன்னா, எனக்கு எல்லா கலருமே எனக்கு போட்டா சூட் ஆகுன்னு, எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு.
ம். ம். ம். அச்சச்சோ! <laughs> அதான். ம். இன்னொரு சந்தேகங்க, நீங்க வந்து ப பச்சை கலர் கலர் இல்லைன்னீங்க, மஞ்சள் கலர் வந்து இல்லைன்னீங்க, அப்ப என்னா கலரான இது தான் வந்து நீங்க உபயோகிப்பீங்க?
ம். அ என்ட்ட எல்லா கலருமே இருக்கும். எல்லா கலர்லேயுமே சேலை வச்சிருக்கிறேன் நானு. அ இல்லாத கலரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கலர்லேயுமே இருக்குது. ஆனா எனக்கு என்ன அப்படீன்னா, புடிச்சது மஞ்ச கலர் தான். ஆனா, "இந்த நாள்ல இதுதான் கட்டணும்." அப்படீன்னா, நான் கட்ட மாட்டேன் நானு. அது என்ன அப்படி வந்து ஆமா. "அது என்ன அப்படி வந்துற போகுது?" அப்படீன்ட்டு. அதே மாரிங்க, எனக்கு 2 காம்பினேஷன்லங்க, சேலை கட்டினா எனக்கு இன்னும் நான் நெறைய தோல்வி பார்த்துருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீலம் நீலமோட அதாவது ஸ்கை ப்ளூ சொல்றாங்க இல்லையா? அதோட ரோஸ் கலருங்க.
<laughs> ம். அ. ம். ம். ஓ! அடுத்தவங்க சொல்லி நம்ப எதுக்கு கட்டணும்? <laughs> அ. ஓ! ஆமா. ம்.
அதே மாரி கரும் நீலமோட ரோஸ் கலரு.
ஆ. ஆனா எல்லா இதுவுமே, காம்போ எல்லாமே நல்லாதாங்க இருக்கும்.
இது 2 ஆமா. இது 2 ஒரு வாட்டி கட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, பெரும் தோல்விங்க.
ம். இந்த நிறங்கள் கூட உங்களுக்கு வந்து இதாகுமாங்க? நம்மள மா சூழ்நிலை. ஆ சரி, சரி. ம்.
ஒண்ணு வந்து பார்த்தீ நா அப்படி நென ஆமா. நா அப்படி நெனைச்சுக்கிறதுங்க. ஓ! இத நா கட்டினதுனால தான் இப்படி ஆச்சாட்டுருக்கு, இனிமே இத கட்டக்கூடாதுன்னு நெனைச்சிக்கிறது நானாவே.
ஆ. ஆ.
அதனால பெரும்பாலும் இந்த நிறங்கள், நான் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிதான், அந்த சாரி அந்த மாரி ஒரு காம்பினேஷன்ல 2ஏ சாரி தான் எடுத்தேன், அந்த சாரீ அதுக்கப்புறம் நான் கட்டுறதே இல்லைங்களேலா க் கட்டுறதே இல்ல, அப்படியே மடிச்சு எழுதி உள்ள வச்சுட்டேன். அப்படியே புதுசு மாரியே இன்னும் இருக்குதுங்க அது.
ம்.